இப்ப பொதுவா பாத்துக்கிட்டிங்கன்னா, நம்பளோட அன்றாட வாழ்க்கையிலன்னு பார்த்தோம்னா, வீடுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு. முன்னாடி பார்த்தத விட இப்ப வந்து, ரொம்ப ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்டி பாக்குறப்போ வந்து, நம்ம வ வீடு வாங்குறதெல்லாம் சுலபமா? ஒரு சிலருக்கு சுலபமா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ந ந நடுத்தர மக்களுக்குலாம் வந்து, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வீடு வாங்குறது பெருசா? இல்ல வந்து நம்ம வந்து, குத்தக்கி குத்தகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லீஸ்ன்னு, அதுல இருக்குறது நல்லதா? உங்களோட கருத்து அத பத்தி என்னான்னு சொல்ல முடியுமா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமா, ஆமாங்க. ஆ கண்டிப்பாங்க. மொதல்ல வந்துட்டு நாங்க எப்படி இருந்தோன்னு சொல்லிர்றேன். அ நாங்க வந்து வாடக வீட்ல தாங்க இருந்தோம். அதனால, கொஞ்சம் எ சில வாடக வீட்ல வந்துட்டு, ரொம்ப வந்து அ
ஆ.
ரூல்ஸ் இருக்குங்க.
ஆமா ஆ.
ஆ என்னென்ன ரூல்ஸ்ன்னா வந்து, நம்ப வந்து ஒரு செல்ல பிராணி வளர்த்தக்கூடாது. அ உறவுமுறைங்க வந்தா, 2 நாள்ள போயிறனும். ஆ அதுக்கப்பறம் செடிகள் கூட வச் செடி ஒரு தொட்டி கூட வந்து முன்னாடி வைக்கக்கூடாதுன்ல்லாம் சொல்லுவாங்க.
அச்சச்சோ! இதெல்லாம் இன்னும் இருக்குதாங்க? ஐய்யய்யோ, ஆ ஆணியலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வேற.
அதெல்லாம் வந்து, சாதாரணமாயி போச்சுங்க இப்பல்லாம். ஆணி அடிக்கக்கூடாதுங்கிறது, ஏன்னா எழுதப்படாத சட்டம்ங்கிற மாரி ஆயிப்போச்சு.
ஆமா. ம், சரியா சொன்னீங்க.
அ, அதனால, இப்போ நாங்க என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, அ வீடு வாங்கலாமா? இல்ல வந்து, அ வேற வாடக வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கறோம்.
ஓ! சரி.
ஆ ஆனா வீடு வாங்குறதில என்ன பிரச்சனைங்கன்னா, எங்கே அ வந்து நம்மளோட அ பட்ஜெட்டுக்கு வீடு வாங்குறதுன்னா, ரொம்ப காட்டுக்குள்ளே போற மாதிரி இருக்குதுங்க. ஆ
ஆமாங்க, ஏன்னா, இப்போ பொருளாதாரம் வேற அந்த அளவுக்கு எகிறிருச்சு.
ஆமாங்க, லோ அதுவே நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் வாங்குறதவே, நம்ம லோன் போட்டு வாங்குற நிலைமையில தான் இருக்கிறோம். ம். அதனால நாங்களும் தேடி தேடி பார்க்குறோம். எங்களுக்கு என்ன ஆசைன்னா! ஒரு 1 செண்டாவது வந்துட்டு, ஊருக்குள்ள கிடச்சிதுனா வாங்கிறலாம். அ நிலத்த நிலத்த மட்டும் நம்ப காசு கொடுத்து வாங்கிறலாம். அ பில்டிங் வந்துட்டு லோன் போட்டு கட்டிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுங்க.
ம். <laughs> கண்டிப்பாங்க, அப்படிதான் இருக்கு. ஓ! நல்ல விஷயம். இப்போ, நீங்க கிராமப்புறங்கள்ல சொல்றீங்களா? இல்ல நகர்ப்புறத்திலேயேவா?
கிராமப்புறங்க. கிராமப்புறத்துக்குள்ளயே வந்துட்டு, இப்போலாம் வந்துட்டு ரொம்ப விலைவாசி ஏறிப்போச்சுங்க. ம். அ கிராமத்திலேயே வந்துட்டு ஒரு ரோட்டு மேலே ஒரு நிலம் வாங்குறது. அப்படின்னா, இப்போ எங்கள் ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா. 1 சென்ட் வந்து ரூ. 10,00,000 தாங்க, அ ரோட்டு மேலே வாங்கினா, அ இதே வந்துட்டு ஊருக்குள்ளே வாங்கினோம் அப்படின்னா ஒரு ரூ. 3,00,000 க்கே கிடைக்குங்க.
அதிகமாயிடுச்சு.ம். ம். ஓ! ஓ! பரவாயில்லயே.
ம். ம். ஆனா, அ அந்த ரோட்டு மேலே வாங்குறதுக்கு 1 சென்ட் தரமாட்டாங்க. அ நம் மூணு சென்ட் நாலு சென்ட் ஒட்டுக்கா வாங்கணும்.
ஏன்? ஓ! இப்ப அப்படியா. சரி. சரி. ஆ.
ம். அப்போ வந்து, அது அதிகமாயிருது அப்படிங்கிறனால, நாங்க தேடிட்டுருந்தோம். ஏதாவது 1 சென்ட் கிடைக்குமா அப்படின்னு தேடுறோம். ஒரு ரூ. 10,00000 ரூபாய் கைல இருக்கு. ம். ஆ. வாடக வீட்ல இருக்கிறக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியல. அப்படிங்கிறதுனால, ஆமாங்க. ம். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு, அப்புறம் போய் பாத்தா இந்த, அ வட்டியெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தோணுச்சுங்க. ஆ. நம்ம என்னதான் வந்து நம்ம முழு பணத்தை போட்டாலும் வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா செலவாகுது. ஆ.
ஆமா. ஆமா. ம். ஓ! ஆ. வீடு வாங்குறதுக்கு சொல்றீங்களா? கட்டுறதுக்காக? அந்த லோன பத்தி சொல்றீங்க! ஆ.
ஆமா ஆமாங்க. கட்டுறதுக்கு ஆமாங்க. ஆமாங்க. ஆங் லோன்‌ன பத்தி யோசிட்டு இருந்தோம். லோன்‌ன யோசிக்கும்போது, ஆ வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வந்து செலவு அதிகமாகுது அப்படினு பார்த்துட்டு, ஆ என்ன பிளான் போட்டோம்? அப்படினா, குத்தகைக்கு போயிறலாம்.
ஓ! நல்ல விஷயம். ஆ. அது எப்படி? யாரு இந்த முடிவு எடுத்தா? நீங்களா? கணவரா?
ஆமாங்க. 2 பேரும் எல்லா எல்லா பக்கம் அலைஞ்சு, எல்லா நிலத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு, எல்லா ஆ பிளானும் போட்டுட்டு, இப்போ 2 பேரும் நாக்கத் நாக்கில நுரை தள்ளி நிற்பாங்கங்கிற மாரி, ஆ ரெண்டு பேரும் நிக்கிறோம். அப்ப தான் வந்து, ஆ இந்த குத்தகை அப்படிங்கிற வார்த்தையே வருது. இது நாள் வரைக்கும் அது வரல்ல. ஏன்னா, ஆ நம்ம பணத்த வந்து இன்னொருத்தர்ட்ட குடுத்தா அது வந்து இருக்குமா? அப்படிங்கிற மாரியான ஒரு பயம் இருந்துச்சு.
ஓ! ஓ. சரி. சரி. ம். ம். <laughs> ஆமா. ஓ! ஆனா வந்து ம். சொல்லுங்க.
ம். அதனால அ அதனால, "சரி! வாடகைக்கே இருப்போம்." அப்பிடீன்டிருக்கும் போது, அ எங்களுக்கு நல்ல நெருங்கிய ஒருத்தரோட வீட்ல வந் அ தெரிஞ்சவைங்களுக்கு தெரிஞ்சவைங்க. <laughs> ஆ அவங்க வந்து சொல்றாங்க ஆமாங்க, ஆமாங்க. அவங்க சொல்றாங்க, ஆ. இருக்கு ஒரு குத்தகைக்கு வீடு இருக்கு. ஒரு 500000க்கு இருக்கு. 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்டுன்னு சொல்றாங்க.
ஓ! ஒருத்தரு மூலியமா. ஆ எத்தன இந்த அறைலாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அறை?
அ ப இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. டூ பிஹெச்கே.
ஓ! சரி, சரி.
அருமையா இருந்துச்சுங்க. நல்லா வந்துட்டு ம் கொஞ்சம் ஆ. புதுசுனு சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன், கட்டி. அ ஆமாங்க. <laughs> அ அப்ப, வ் வீட்டு வாடகைக்கு இது பரவால்லையா இருந்துச்சு. அப்புறம், ரெ தனி வீடு அப்பிடீங்கிறனால, ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, எங்களுக்கு.
பரவால்ல. ம். ஆ. பரவாயில்லதாங்க, ஆனா. <laughs> ஆமா. கண்டிப்பா. சுதந்திம்பர சுதந்திரமா இருக்கலாம். <chuckles>
ம். ஆமாங்க. ஆமாங்க. அப்புறம் செல்ல பிராணி வளர்த்திக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். அப்பிடின்லாம் சொல்லிட்டாங்க. அ அதனால ரொம்ப புடிச்சிருச்சுங்க. இப்ப, பார்த்தோம்னா, நம்மள்ட்ட வந்து, இப்போ ரூ.1000000 போட்டு ஒரு நிலத்த வாங்குனா கூட, அ மறுபடியும், அதுக்கு லோன் போட்டு, நம்ம வந்து வீடு கட்ற மாரி இருக்கும். அ ஆமாங்க. அ சரின்னு இந்த 500000ஐ கொண்டு போய் நம்ம பேங்க்ல போட்டா கூட இந்த அளவுக்கு வட்டி வராதுங்க. ஒரு அ டூ பிஹெச்கே வீட்ட வாடகைக்கு எடுத்தா, எந் எவ்ளோ வாடகை வருமோ, அந்த அளவுக்கு வட்டி நமக்கு எடுக்கவும் தெரியறது கிடையாது. ம். அதனால வந்து அவங்கள்ட குடுத்துருவோம். குடுத்துட்டு நம்ம ஒ ஒ குத்தகைக்கு போயிரலாம். அப்படீன்னு ஒரு முடிவு பண்ணி போனோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரொம்ப வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கு.
ஆமா. ஆ. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஆ. ஓ! இப்ப அங்கேயே போயிட்டிங்களா, அந்த குத்தகைக்கே போயிட்டிங்களா?
ஆமாங்க, ஆமாங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அ இடமும் நல்லாயிருக்கு, வசதியாவும் இருக்கு. ஏன்னா அ எப்-எ நிலம் வாங்கினா கூட நான் வந்து ஊர் உ கிராமத்து சைடு போற மாரி இருந்துச்சு. அ இது ஊருக்குள்ளேயே இருக்குது. ஆனா வாடகைய விட இது கம்மியா தெரியுது எங்களுக்கு. <chuckles>
ஓ! பரவாயில்லங்க. அ, பரவாயிலல்ல, இப்ப நீங்க மாசம், மாசம் இதுக்குன்னே கையிலேருந்து எடுத்து, எடுத்து குடுக்கணும் ஒதுக்கி வச்சுக்கணும். இதுனா வந்து நம்மளுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கும். போறப்பயே திருப்பி அதை குடுத்துருவாங்க தானே!
ஆமாங்க. ஆமாங்க. அதே தாங்க. ஆமாங்க, ஆமாங்க திருப்பி குடுத்துருவாங்க. அது தான் இங்கு ஒரு நல்ல விஷயமே. ஆமாங்க.
ம். அதுதான் இப்ப நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஒரு லாபத்துக்குரியது தான். ம்.
ஆ அதே தாங்க. ஆ <chuckles> என்ன நமக்கு அந்த ரூ.5,00,000 வச்சு. ஒரு பிசினஸ் பண்ணி இல்ல வந்துட்டு ஆ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வந்து அந்த வாடகைக்கு குடுக்கிற பணத்த எடுக்க தெரியறது இல்ல நமக்கு. ம் அதனால
ஆ. ஆமா, அதேதான் கரெக்ட்‌டு. இப்ப இந்த மாதிரினா கூட யூசு நல்ல ஒரு ஐடியாங்க உங்களுக்கு. <laughs> சும்மா நம்ம வச்சுட்டு உக்காந்துருக்காம இப்படியாவது பயனுள்ளதா வச்சிருக்கீங்கல்ல.
ஆமாங்க, இது பரவாயில்லைங்க. ம். ஆமாங்க, ம் வாடகை கட்டுறது இப்போ மு க குறைஞ்சு போயிடுதுங்கல்ல. இப்போ நம்ம அந்த வாடகை கட்டுற காசையுமே நம்ம சம்பாதிக்கிற காசையும் வச்சு கூட நம்ம மறுபடியும் கூட வீடு கட்டிக்கலாங்க.
ஆமாமா. கண்டிப்பாங்க, அதைக்கூட நம்ம சேர்த்து வச்சுட்டு வீடுக்கு, நீங்க சொன்ன மாரி கட்டிக்கலாம். ம்.
ஆமாங்க ஆமாங்க. அதனால நம்ம பொ முதல்ல பார்க்கிறது என்னன்னா, பொருளாதாரம் தாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நமக்கு
கண்டிப்பாங்க.
எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பார்க்கணும்ங்க. <chuckles>
இது கட்ட முடியுமா? ஆ ஆமா சரி சரி, ஒரு அந்த வருமானம் வந்து நம்ம பயனுள்ளதாவும் நம்ம வ ஆக்கிக்கணுங்க, நீங்க சொல்ற மாதிரி நம்ம சேமிச்சு சும்மா வந்து நம்ம கையிலயே வச்சிருந்தா கூட அது வந்து இதுதான், என்னய கேட்டா. ஏதாவது ஒரு இதுல அந்த கோல்டோ, இந்த மாதிரி நம்ம அதுல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அத வச்சு கூட நீங்க வந்து காலத்துல பிற்காலத்துல வந்து நீங்க வீடு கட்டிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த தங்கத்தோட விலை.
<laughs> ஆமாங்க. கண்டிப்பாங்க. <laughs> ஆமாங்க, கோல்டுமே நல்ல ஒரு அ மதிப்பு போயிட்டே இருக்குதுங்க. மேலே ஏறிட்டே இருக்கு, அ.
ஆ முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல இதுன்னு தான் சொல்லுவேன். இ நம்ம அதான் சேர்த்து வச்சு கூட இந்த மாதிரி வாங்கலாம். ஒரு சிலவங்கல்லாம், அந்த அவசரப்பட்டு இந்த இத நீங்க முயற்சித்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த லோனு அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நம்ம உழைப்பையே ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவங்க வந்து நம்மள, வந்து அ ஏ என்ன சொல்றது? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கட்ட சொல்லுவாங்களாமா, ம்.
ஆமா, ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம் ஆமாங்க, அது அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க பயந்துட்டு வந்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் முதல்ல கட்டிடணுங்களாமா! அசல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுப்பாங்களாம். கடைசியில தான் அசல கட்டுற மாதிரி இருக்குங்க.
அதான் பாத்தீங்களா? ஆ இந்த மாதிரி நம்மள எப்படி நம்மளோட உழைப்பை வந்து இப்படி வ அனாமத்தா போறதுக்கு, நம்ம அழகா நீங்க சொன்ன ஒரு மெத்தேட் வந்து ஒரு நல்லாயிருக்குன்னு தான் சொல்றேன்.
ஆமாங்க ஆமாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப 5,00,000துக்கு ஒரு நகை வாங்கி வச்சோம்னா, 5 வருஷம் கழிச்சு அது நெறைய மதிப்பு வருங்க. அ அது ஒண்ணு தான் வந்து நமக்கு இதா இருக்கும். என்னடா இது நம்ம குடுத்துட்டமே! அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சொந்த வீட்டில தான் வாழ முடியல. இங்கேயாவது வாழ்ந்து அந்த வந்து அந்த மகிழ்ச்சிய வந்து வாங்கிக்கலாம். மகிழ்ச்சிக்கு எவ்வளவு வேணா பணம் குடுக்கலாம், அப்படிங்கிற மாதிரி. <chuckles>
கண்டிப்பாங்க. ம். <laughs> சரியா சொன்னீங்க. கண்டிப்பாங்க, நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த அதுக்கான இந்த வாடகைத்தொகை வச்சிருந்தீங்கள, அதை நீங்க சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகை சீட்டு அந்த மாதிரி போட்டு அப்படியே ஒரு நகையை வாங்கிருங்க. <chuckles>
அதேதாங்க, அதேதான் பண்ணிட்டு இருக்கறோம். அ வாடகைக்குன்னு இனிமேல் வந்து நம்ம வந்து சோம்பேறியா இருந்திரக்கூடாது. வாடகை இல்ல இனிமேல் அப்படின்னு, அந்த காசை வந்து செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அ அத நீங்க சொன்ன மாதிரியே வந்து அதுக்கோட இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தொகைய போட்டு நகை சீட்டு போட்டுட்டோங்க. <chuckles> ஏன்னா எங்க ம மனசு உறுத்துது. அந்த 5,00,000த்த கொடுத்துட்டோமே. ஆமாங்க ஆமாங்க.
ஆ. ஆமா. போ <laughs> ஆமா, நம்மளுக்கு சுரடிண்டிட்டே இருக்குமே. ஆ இவ்ளோ பெரிய தொகை வேற. ஒரு சும்மா ஒரு ரூ.10,000 அந்த மாதிரியா கூட பரவாயில்ல. இவ்ளோ பெரிய தொகை, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு நல்ல ஒரு சூழல் தானே, இப்போ வந்து இந்த நீங்க சொன்னிங்கள்ள இந்த என்னது? இந்த வாடகை வீட்டில வந்து, இவ்ளோ இவ்ளோ ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னு, இங்கே ம இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த இப்போ ஒரு சில வீட்டில தான் நெறைய குடும்பம் வந்து வரக்கூடாது, அ நீங்க சொன்ன மாரி அப்பலாம் இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? இல்ல அப்படி இருக்கா?
ம். ஆமாங்க. ம், அதே தாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ஆமாங்க. ஆ, இங்க வந்து வீட்ட வந்து கிளீனா வச்சுக்கணுங்க. அப்புறம் ஆணி வந்து அடிக்கக்கூடாது இங்கேயுமே, அது 1 இருக்கு, அ 2வது யார் வேணா வரலாங்க, எத்தனை நாள் வேணா தங்கலாம். அ நம்ம என்ன பிராணி வேணா வளர்த்திக்கலாம். அ எல்லாமே பண்ணிக்கலாங்க, எதுவுமே பிரச்சனை கிடையாது. அ ஒண்ணே 1 நீட்டா இருக்கான்னு மட்டும் வந்து பாத்துட்டு போய்க்குவாங்க. அப்பப்போ.
ஆ. ஓ, அப்பப்ப வந்து பார்த்துணும் செய்றாங்க.
ஆமாங்க, வெளிய மட்டும் சும்மா அ பார்த்து, இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அ நீட்‌டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் போவாங்க. எங்களுக்கு அமைஞ்சவிங்க கொஞ்சம் நல்லவங்களா அமைஞ்சுட்டாங்க. ஆ அதனால ஆமாங்க. ஏன்னா அவங்க எ சொல்றாங்க என்னன்னு சொல்லிடுறாங்க. அதாவது வீட்ட நீட்‌டா வச்சுக்கிட்டா தான் வந்து அந்த, சுவர் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அ நீங்க ஏதாவது மழை தண்ணீ வந்து நிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து அ சுவர் ஊற ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி, அ அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு வந்துட்டு, சரி நம்ம வீடா இருந்தா நம்ம நல்லாதான வச்சுக்குவோம். ஆமா.
ஆ. <laughs> அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓ! ம். கண்டிப்பாங்க, ஏன்னா அவுங்களுக்கும் அது ஒரு முதலீடு தான். <chuckles> அது அ எல்லாருக்கும் பணம் இருக்க தான் செய்யும். அதுதான் அப்படி பார்த்து பார்த்து சொல்றாங்க போல இருக்கு. அ.
ஆமா, ஆமாங்க. அதனால. ஆமாங்க. அதாங்க. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஆனா மத்தபடி அ எவ்ளோ வண்டி வேணா வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். ந ஏ அ அப்புறம் மொட்டை மாடி இருக்கும் நம்மளோடது. அதாவது வேற யாரும், அங்க இருக்க மாட்டாங்க யார்கிட்டயும் வந்து நம்ம. புரியுதுங்கல்ல. அதாங்க அதனால ம் நல்லாயிருக்குதுங்க. இது ஒரு மாரி நீங்க சொன்ன மாதிரி அ கொஞ்சம் பணம் அதிகமா தெரிஞ்சாலுமே, அ மனசுக்கு வந்துட்டு சொந்த வீட்டில இருக்கிற ஒரு அனுபவத்த இது குடுக்குதுங்க.
ஆமா. ஆமா. ஆ புரியுது புரியுது. <chuckles> நல்ல விஷயம் தான். ஆமா. அதேதாங்க. அததான் நீங்க சொன்னமாரி மறந்துறாம அந்த தொகைய வந்து நம்ம சேர்த்து சேர்த்து வச்சு வேற ஏதாவது முதலீடு பண்ணி, அது கண்டிப்பா அந்த அந்த வீ வீடு வாங்குற ஒரு லட்சியத்த வந்து விட்றாதீங்கன்னு நான் சொல்வேன்.
ஆமாங்க. கண்டிப்பாங்க. அது வந்து விட்றவே கூடாதுங்க. ஏன்னா, இப்ப என்னதான் இருந்தாலும் இது ஒரு 5 வருஷம்தான். ஆ இடையில கூட வந்துட்டு அக்ரீமெண்ட் போட்டிருந்தாலுமே, இடையில அவுங்களுக்கு நினைச்சா வந்து போ சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் நாளைக்கே பணம் குடுக்கணுமா ஏன் எங்களுக்கு வச வேல இருக்கு அப்பிடின்னு சொல்லிற வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. அவுங்க சொந்தங்களே யாரையாவது வக் வைக்கணும் அப்பிடின்றமாரி கூட திடீர்னு பண்ண சொல்லுவாங்க.
கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதனால.
ஏன்னா, எங்களுக்குமே அந்தமாரி நடந்துச்சுங்க. அந்த சம்பவம் அதான் சொல்றேன். <chuckles>
ஓஹோ! அதான், அதாங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம், 5 வருஷன்னு நம்ம அதுக்கான பிளான்லாம் போட்டுட்ருப்போம். அ அப்புறம் பார்த்தா இவுங்க வந்து திடீர்னு வந்து மாத்துங்கன்னு சொல்றக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத, நாங்க இன்னும் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்குறோம். மறந்துறக்கூடாது அப்பிடின்ட்டு. ம். அதே நேரத்தில அ வீடு வந்துட்டு வாங்குறக்கான எல்லா முயற்சி எடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். எப்பிடியாவது சொந்த வீடு வாங்கிறணுங்க. ஏன்னா, அ ஆனா கடன் இல்லாம வாங்கணும். அதுதான் எங்களோட ஒரு லட்சியம்ன்னே சொல்லாம். <chuckles>
ம். ஆமா. <laughs> கண்டிப்பா அத அ விட்டுறவே கூடாது. லட்சியம். அ நிறையா சொன்னீங்கங்க. ஏன்னா, இப்ப எங்க அப்பா, அம்மா வந்து வீடு கட்டுனாங்க. கட்டி அவுங்க வந்து ப ப ம முக்காவாசி காசுவந்து அவுங்க கை காசுதான். கடைசியில வந்து இந்த ரூ.10,00,000 அந்த மாரி வந்து குறைஞ்சிச்சு. அத ஒரு லோனுமாரி போட்டு அது இப்ப அவங்களால கட்டவே முடியலங்க. அந்த பத்து லட்சத்த. அந்த பத்து லட்சமே வந்து ஆ ரூ.30,000வா என்னமோ!
ம். சரிங்க. ஆஹா! அச்சச்சோ! ம் பாத்துக்கோங்க. ஆஹா! எத்தன வருசத்துக்கு போட்ருக்காங்க?
யாரு? அது வந்து எனக்கு சரியா தெரியலங்க என்னான்ட்டு. அ எனக்கு தெரில. ம்.
ஓஹோ! சரிங்க. அதா அங்க பிரச்சன. அதே தான் அதனால தான் நாங்களும் வந்துட்டு அ அதாவது, உங்களுக்காவது 10,00000 தான் எங்களுக்கு முழுசா அதுல தான் போகுதே. முப்பது லட்சத்த கடன போட்டு என்ன பண்றது? அப்டிங்கற மாரி அ பயந்துட்டு அ
ஆமாமா. ஆ. கண்டிப். எங்க வீட்டு பக்கத்துலேயும் இப்டிதான் நடந்துச்சு. ஒரு சிலவங்க வ அவசரப்பட்டு வாங்குனாங்க. 60,00000 அந்த வீடு நல்லா சூப்பரா இருக்குங்க அந்த கண்ணாடி க்ளாஸ்லாம் வச்சு, இந்த பால்கனில அந்தமாரி இருக்கும்ல அந்த மாரி வீடு. வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால க அத கடன கட்ட முடியல. அந்த பேங்க்ல வந்து ஜப்தி பண்ணிட்டே போய்ட்டாங்கங்க. அந்த வீடு குப்பக்கூடம் மாதிரி அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. இப்போ வந்து இத ஜப்தி பண்ணதுனால யாருக்குமே இல்லாம அந்த பேங்க் அழகா தூக்கிட்டு போய்ட்டாங்கங்க. பாவம் எவ்ளோ காசு வேஸ்ட்டு.
அச்சோ! ஆஹ. அருமைங்க. ஓஹோ! அச்சச்சோ! ரொம்ப கஷ்டங்க. ஆ அ. ஆமாங்க இதுதாங்க. அந்த காசெல்லாம் திருப்பியும் தரமாட்டாங்க தானங்க?
ஆமா தரமாட்டாங்க அந்த எடத்தோட வேல்யூவும் போச்சு. இப்ப அந்த வீடுக்கு பாதி தான் லோன் வாங்கிருப்பாங்க. பாதி இவங்க காசா இருக்கும். அப்ப பாருங்க முழுசாவே இப்டி லம்பால்ல போயிடுச்சு.
அச்சோ! ஓஹோ! ஓஹோ. ஆமாங்க. இத இதுக்கு தான் நாங்களும் பயப்பட்றோம் 2வது சரி, நம்மனால கட்ட முடியல்லின்னு வாடகைக்கு விட்டாலும் நம்ப லோன் கட்ற அளவுக்கு வாடகைலாம் தரமாட்டாங்க யாரும் அதுக்கு.
ஆ. கண்டிப்பாங்க அந்த அளவுக்குலாம் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த அ ஊர பொறுத்து இருக்கு. நகர்ப்புறங்கள்ல கூட இப்பலாம் அதிகமாதர்றாங்க. கிராமப்புறங்கள்ல ரொம்ப கஷ்டம் தான்.
ம். அதனால அ. ஆமாங்க. ம். ரொம்ப கஷ்டங்க அதெலாம் வரவே வராது. வாடக தரமாட்டாங்க. நம்ப வந்து நெனச்சுக்கலாம். இப்போ ஏன்னா அறுபது லட்சம் அப்டின்னா வந்துட்டு குறைந்தது 50,000 அ கட்டுவாங்க இஎம்ஐ. அ ஆனா 50,000 க்கு அந்த வீட்ட யாராவது வாடகைக்கு எடுப்பாங்களா? <laughs> அதனால பொருளாதாரம் தாங்க முக்கியம். பொருள் பணம் இருந்தா நம்ம வச்சு செய்யலாம். எத்தன வீடு வேணாலும் கட்டிக்கலாம். இல்ல அப்டிங்கும் போது, <shushes> ஆமாங்க. இப்டி குத்தகை வீட்டுக்கு போயி, நம்ம வந்து நம்ளோட ஆசை வந்து அனுபவிச்சுக்க வேண்டியது தாங்க.
ஆமா. <chuckles> ம். ஆமா ஆமா. கண்டிப்பா முடியாது. <chuckles> அதான். ஆமா ஆசைய அனுபவிச்சுக்கலாம். <chuckles> கண்டிப்பாங்க நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து, உங்க வாழ்க்கையில இந்த வீட பத்தின அனுபவத்த என்கிட்ட வந்து சொன்னீங்க. இந்த மாரி வீடு வாங்கணுன்னு ஆசை இருக்கு. ஆனா இந்த பொருளாதார சூழ்நிலையினால வந்து இப்போதைக்கு நாங்க வந்து குத்தகையில இருக்கோம். ஆனா வந்து நாங்க கண்டிப்பா எங்க இலக்க நோக்கி நாங்க போய்க்கிட்டே தான் இருப்போன்ற மாரி, ரொம்ப அழகா வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றிங்க
ஆமாங்க. அ நீங்களும் அழகா பின் தொடர்ந்து வந்தீங்க. அ நல்ல கேள்விகள்லாம் இடையில கேட்டீங்க. அ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன சொல்லவறேன் அப்டிங்கறதையுமே. உங்களோட பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க.
ம்.